ம், அந்த சமயம் தான். இப்போ தாங்க சொன்னே அது. சின் ஆமா, ஆமா.
அ அ இப்பதான் நடக்குது. ஐயோ! சரி, சரி. நீங்கச் சொல்றதை பார்த்தா நானு, சரி இது நடந்து முடிஞ்சிருச்சு போல சீக்கிரமா அப்படினு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பரவால்ல. அ.
இல்ல. அது ஒரு அவிங்க சின்ன வயசுன்னு சொல்லும்போது ஒரு 10ஆவது 9ஆவது படிக்கும்போது அவங்களுக்கு அந்தப் பக்குவம் இருக்காது.
ப படிக்கிறம் போது, அ. அது அந்தப் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசப்போறேன்னு சொன்னீங்கள்ல? அது அதுக்காக. அந்த தி அந்த உரையாடல் ஆரம்பிக்கப்போ அஹ். ஆமா.
ஆமா. உக்காரு போற வயசு 2வது ஆமா ரெ காலேஜ் வந்து 2வது வருஷம்
ம்.
பெரியவன் வந்து முடிச்சுட்டு வேலைக்குப் போறான். சிவில் இன்ஜினியரா வேலைக்குப் போறான். அப்போ நான் சொல்லும்போது பசங்க அவங்களுக்கு தெரியும்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அம்மா நீ வந்து நல்லா சாப்பிட்டு, தூங்கி, அ பியூட்டி பார்லர்க்கலாம் போயிட்டு நல்லா பளபளன்னு உடம்பை வச்சிட்டு, நல்லா சாப்பிட்டேன்னா பரவால்ல. நீ உழைச்சிருக்க. கண்டிப்பா உழைச்சிருக்க. குடும்பத்துக்கு உதவி செய்யங்கற ஒரு அ ஒரு நோக்கம் ஆமா. ஆமா, ஆமா. ஏன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க. எனக்கு. எனக்குப் பாத்துருக்காங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு தெரியும்ல அவங்களுக்கு. அ ஆமா. அப்போ நாங்க இருக்கோம். நீ வா. சொல்லு. சொல்லு. அப்பா உதவி செய்வார் அப்படின்ட்டு உக்காந்து சொன்னோம். அவரு ஆரம்பத்துல வந்து கோவப்பட்டு என்னய முறைச்சு பாத்தாரு. அ கையெடுத்து கும்பிட்டுட்டேன். மன்னிச்சுடுங்க, நீங்கச் சொன்னதை கேக்கல. அவ்வளவுதான். சரண்டரடைய சரண்டர் தான். <laughs> ஆமா. சரண்டர் தான் என்ன என்ன பண்ணாலும் பரவால்ல. நான் தப்பு பண்ணல. ஆனா, நான் தப்பா போயிடுச்சு. நான் நல்லது நினைக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா ஆயிடுச்சு. நான் வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது ஒரு திறந்த உரையாடல். அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு உரையாடல் பாத்தா எனக்கும் என் சின்னப் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு.
சரி. ஆமா. அ. ஆ. <chuckles> தப்பு. <laughs> ஆமா. அது பிள்ளைகளோட சப்போர்ட் கொஞ்சம் இருக்கும்ன்றதுனால உட்கார வச்சிட்டீங்க. <chuckles> ஆ. புரிகிறது. ம், ஆமா. சாட்சி வேணும்ல, நிச்சயமா. ஆ, சொல்லுங்க. ம், ம். ம். ம். சாஸ்டாங்கமா விழுந்துட்டேன்ன்றீங்களா? <laughs> சரி. ஆ, ஆ, ஆ. ம். போயிடுச்சு. சரி, சரி, ம். ம். ம், ம். இல்ல. சரி.
எ-எ என்ன வேறுபாடுன்னா அவனை வந்து நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு என்னுடைய சின்ன வயசுல இருந்தே. அ ஏன் அப்படி ஆசை வந்தது அப்படின்னா, அவன் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, எல்லாமே அட்டை டூ அட்டை படிப்பான். டாப் 5ல தான் வருவான். அப்படி வரும்போது நான் கேட்டதுக்கு நீ என்னவா ஆகணும்னு ஆசை அப்படின்னா, உன்னோட ஆசை தான்மா என்னோட ஆசை. அவன் சின்னப் புள்ளைல அப்படி சொன்னவன், அ நான் உடனே என்ன பண்ணிட்டேன், டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆமா.
ம். ஆசை, ஆசை. ம். ம். ம், ம். வச்சிட்டான், ம். நீங்கள் கனவ வளர்த்துட்டீங்க. நா நான் சொல்றதை என் பிள்ளை கேக்கும் அப்படின்னு, ம், ம்.
ஆமா. அந்த அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணிட்டேன், அவனுக்காகவே இடம் மாறி, ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து டாக்டர் படிக்க வச்சிருலாம்ணு ஒரு ஆ ஆர்வக் கோளார்ல வந்துட்டோங்க. ஊரை விட்டே ஊர் வந்தாச்சு. ஆமா. அவன் டாக்டர் ஆகணும்ன்னு சொல்லிட்
ம். ம். ம், ம். அவனை நீங்க கன்சல் பண்ணவே இல்ல கலந்துரையாடல் அவனோட.
ம், இல்ல, அவ் ஆரம்பத்துல சொன்னான்.

ம். வெரி குட்
"எனக்கு அது சந்தோஷம் கெடையாது. உன்னுடைய ஆசைக்காக வேணா நான் படிப்பேன். ஆனா, எனக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. நான் என்ஜினியர் ஆகணும் விதவிதமா வீடு கட்டணும். நல்ல ஒரு கலை நுணுக்கத்தோட வீடு கட்டணும். நான் ஒரு ஆ்ர்க்கிடெக்கனா இருந்தா அந்த மாரி இதெல்லாம் நான் படிப்பேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஆ சொன்னான். அ அப்ப, அந்த எடத்துல வந்து திறந்த உரையாடல்ன்னு சொல்லீட்டு பாத்தீங்கன்னா, எனக்கும் என் பையனுக்கும் நடந்த உரையாடல்ல. அ அ ஆமா. அப்புறம் அவுங்க அண்ணன கூப்பிட்டு வச்சு, "என்னா? தம்பி இந்த மாரிலாம் நெனைக்கிறான்டா! அந்த மாரி பண்ணல" அப் "பரவால்லம்மா! இது வந்து ந எல்லாருமே பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயம் கெடையாது. ஆனா அவன் மட்டும் தான் இதுல முடிவெடுக்கணும். அ இது வந்து நீயும் முடிவெடுக்க முடியாது. ஆ ஆமா. அது வந்து அவனுடைய வாழ்க்கை வ இது. இப்ப உனக்காக அவன் படிச்சுட்டான் அப்டின்னா, காலம்பூராம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சுன்னா, அது உனக்கே ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம புள்ளய நிம்மதி இல்லாம பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு ஊண்டிங் உனக்கும் இருக்கும். ச்ச அப்படி அம்மா நம்மள வாழ்க்கைய கெடுத்துருச்சேன்னு! அவனுக்கும் தோணிருச்சுன்னா, ஒரு நல்லா தெரியாது. அதனால அவனோட பொறுப்புல நீ வந்து அவனோட முடிவ விட்டுரு" அப்ப்டின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்டி உக்காந்து திறந்த உரையாடல்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும்ல! "இவன் இப்படி பேசுறான் நான் இந்த மாரி நெனச்சேன்" அப்படின்னு.
இல்ல. ம். ம். ம்ஹ்ம். ம். ம். சரி. ம். ம். ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா, ஆமா, ஆமா, அ, நியாயமான. பேச்சு. ம். ம்ஹ்ம். ம். ஆமா, ஆமா. ஆமா. அதுதான் நல்ல குடும்பம். ஆமா. ம். ம்.
ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, <swallows> அந்த என் சின்ன பையன் வந்து எனக்கு புரிய வச்சுட்டான். புரிய வச்சுட்டு எனக்கு வந் அப்ப நான் வேற வழியே இல்ல. சரி பரவால்ல இது வந்து ஆ. ஆமா. கண்டிப் ஆமா, கண்டிப்பா. அப்ப வந்
ம்ஹ்ம். ஆமா ஆமா கன்வின்ஸ் ஆயி போகத்தான் வேணும். தோல்வியில போய் முடிஞ்சிறக்கூடாதுல்ல! ம். ஏன்னா ஆசைப்படுறது நம்ம! அத செயல்படுத்த போறது இன்னொருத்தருன்ற பட்சத்தில நம்ம விட்டு குடுக்கறது நல்லதுன்னு யோசிச்சீங்க. ம் ம் ம்.
ஆமா. கண்டிப்பா. அப்பதான் நான் நெனச்சேன். இப்ப படிச்ச இப்ப வந்து அவன் அந்த இதுல சேந்துட்டான், இன்ஜினியர்ல ஆ்ர்க்கிடெக்ட் சேந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த வீடு கட்டுற பிளானா இருக்கட்டும். இப்பவே பாத்தீங்கன்னா, டிசைன் டிசைனா, அவனுடைய கிரியேட்டிவிட்டி என்கிட்ட கேட்கறான் "அம்மா. உனக்கு வந்து இந்த அளவு போதுமா? பூஜ ரூம் இந்த அளவுக்கு இருக்கணும். இது சரியா இருக்குமா? அ உனக்கு எது? இந்த வீட்ட வந்து எந்தெந்த மாரிலாம் உனக்கு மாடல் அமைப்புன்னு உனக்கு சொல்லு நான் உனக்கு பண்ணீ தரேன்" அப்படீன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல வேளை இந்த மாரி ஒரு புள்ளைய கொண்டு போய்ட்டு நம்ம ஆசைக்காக ந அந்த மாரி ஆனா அதான் நான் என்னா நெனைக்கிறேன்னா, அதாவது வீட்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மனசு இப்ப அவன் மனசுள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்துட்டு, எனக்காக அந்த விஷயத்த எடுத்திருந்தான்னா? அ லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு தப்பு பண்ணீட்டோமோனு எனக்கு அப்புறம் தோணும்.
ம் ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம், ம். ம்ஹ்ம். ம், ம். ஆ. சரிதான். ம். ம். ம். ம்ஹ்ம். ஆமா கண்டிப்பா.
ஆமா. அதுனால எதுவா இருந்தாலும் சரி அதே மாரி மனசு விட்டு பேசிரணும். எந்த இது வந்து நம்ம எ நம்ம குடும்பத்தில உள்ள விஷயங்கள் எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து, வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிறணும். அது சில விஷயங்கள்ல எல்லாம் நம்ம மனசு விட்டு பேசி அந்த வ அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்தா தான் அது கொஞ்சம் குடும்பம் நல்லாயிருக்கும். இல்லன்னா ஏதோ ஒண்ணு மறைச்சு, அப்படியே வாழ்ந்துட்டு தெ அத பேசிக்கிறாமயே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நெருடலோடயே வாழ்ற மாரியே இருக்கும்.
ஆமா. ம். ம். ம். சிறப்பு! ம், இல்ல ரொம்ப சிறப்பு. ஆமா இடரள்களோடயே இருக்கும். அது போய்ட்டு எப்படி? அந்த அனுபவத்த தான் நீங்க கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக அனுபவிச்சிருந்திருக்கீங்க. முது உங்களுடைய முதல் சம்பவத்த சொன்னதுல, அதனால அது நெறையா பாடம் கத்துக்கிட்டீங்க இல்ல? ம்ஹ்ம், ம், ம், ம்ஹம்.
ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. இதானே உண்மை. அ அதனால என்னய பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, திறந்த உரையாடல் ஒவ்வொரு தடவையும் வாரமாவது உக்காந்து பேசணணும் வீட்ல.
ம்.

அது ஆரம்பத்தில சொன்னது தான். அதுக்கப்புறம். ம். ம். ம், ம், ம்.
ஆமா ஆரம்பத்தில சொன்னான். அ ஓகேன்னு சொல்லிட்டான் வந்துட்டு. அப்புறம் காலகட்டத்தில அவன் என்ன சொல்லிட்டான்னா, அவன் ரொம்ப தந்திரமா என்ன பண்ணிட்டான், சேரி நம்ம அப்புறம் அம்மாவ சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆ மே மேக்ஸா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேக்ஸா எடுத்துட்டான். மேக்ஸா எடுத்து "அம்மா நீ சொன்ன மாரி டாக்டர்நான் பாஸ் பண்ணிட்டேன்னா, டாக்டர் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா, நான் வந்து என்ஜினியரா ஆயிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். அப்பவே நான் நெனச்சேன். ம் சேரி இவன் வந்து. ஆ ஏதோ மனசுல ஒரு உள் குத்தோட தான் இந்த குரு. <laughs> விடு ஆமா.
ம். ப்ரோயு ஆஹா! ம். ம். இவர் மெதுவா வண்டி நகர்தேன்னு. <giggles> ஆ. இவ்ளோ தந்திரமா இல்ல. அ பிள்ளைங்க பரவால்ல. அது அறிவுதான் நுணுக்கம். அ. ம்.
ஆமா. அப்புறம் அந்த டெஸ்ட்ல்லாம் அந்த நீட் நெட்ன டெஸ்டுக்குள்ள அப்பப்போ டெஸ்ட்ல்லாம் வப் வச்சி மார்க் வைப்பாங்க பாருங்க. அ மார்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொ ஸ்லோவா எடுத்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா தம்பி இப்படி எடுக்குற அப்படின்னு. அப்புறம் சொன்னா, என்னால அவ்ளோதான் முடியும். இதுக்கு மேல எடுக்க முடியாது. அ அப்ப அந்த சமயத்துல அவன் என்ன பண்ணான்னா, நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். ஆ.
ம்கூம். ம். ம். மெதுவா அதாவது அழகா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. அம்மா எடுத்த எடுத்துல ஏமாத்தக்கூடாது. அதுதான் அந்த அறிவு சார்ந்த பிள்ளைகள் செய்ற விஷயம். ஆ. சரி.
ஆமாமா. ஆமா. ஆமாமா. அதனால என்ன பண்ணிட்டான் உட்காந்து நான் உங்கட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னா. சேரி. அப்பவே நினச்சுட்டேன். இத பத்தி தான் அவன் பேச போறான். வேற வழியே இல்ல.
ம். ம். இப்ப வந்து அவருக்கு திறந்த உரையாடல். இல்ல? ஆ. திறந்த உரையாடல். ஆ சரி, சரி. அ.
ஆமா. எனக்கும் அவருக்கும் திறந்த உரையாடல் வீட்ல. ஆமா. ஆ பார்த்தீங்கன்னா, அப்ப ஏன்னா என்னுடைய ஆசை தான் அது. மத்த வீட்ல வீட்ல வேற யாருக்கும் அந்த இதெல்லாம் கிடையாது. அப்ப யாருகிட்ட அத வந்து சொல்லி புரிய வைக்கணுமோ, அவனுடைய கடமை இந்த அப்புறம் உட்கார்ந்தான், உட்கார்ந்துட்டு. இந்த பாருமா. உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் படிக்கணும்னா நான் படிக்கிறேன். ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்.
ஆமா. ஆமாமா. புரியுது. ம். ம், ம், ம். ம். ம். ம். ம்.